அது, சரிங்க.
எது கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் நான் தான் பண்ணேன். கடைசியில வந்து, ம் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து நின்னா, "நான் தான் மொத்தமா பண்ணேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அ இது இது வந்து
அது சரி. ஓ! அந்த மாரி பேரு வாங்குகிறாங்களா? அதாவது ஒரு வேலைய பகிர்ந்து செய்றீங்க. <inhales> இருந்தாலும் அதுல வந்து அதிகபட்சமான முயற்சி உங்களோடதா இருக்குது. ஆனாலும் வந்து கடசில பேரு வாங்குறது வந்து, அவுங்க செஞ்ச மாரி காமிச்சு பேர் வாங்குறாங்க.
அ. இல்ல. என்கிட்ட நீங்க கேட்காமயே இருந்துருக்கலாம். நானே க தூக்கி குடுத்துருப்பேன் நீ தான் பண்ணன்ட்டு. ஆனா நாமளே ப்ப அவுங்களே போய் சொல்லும்போது, நமக்கு ஒண்ணு இருக்கும்ல!
கண்டிப்பாங்க, அந்த ஒரு வருத்தம் இருக்கும் கண்டிப்பா.
ஆ அதுதான், நான் என்னால அப்புறம் வந்து "நான் போய் சொல்லலை" அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பின்னாடி ஒரு இது வை பேசும்போது, அது எனக்கு வந்து சரியானதா இல்ல. அ, ஆ.
ஆ, சரிங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா. அது ஏன் அந்த மாரி நம்ம செஞ்சுட்டு, நம்ம அந்த மாரி ஏன் பேரு வாங்கணும் அப்டின்ற மாரி இல்லிங்களா?
ஆமா. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, பெரிய சலசலப்பு இருக்கும். நீங்க தான் அதுன்ப இன்னும் 4 பேர் வந்து நம்மட்ட பேசுவாங்க. இந்த அலுவலகத்துல பேசறதுக்கு ஏதாவது விஷயம் இல்லைன்னு வச்சுக்கங்க, நாம தான் அன்னைக்கு வந்து,
கண்டிப்பா. நிச்சயமா, சும்மா, ஏதாவது வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா?
அன்னைக்கு நாம தான் ஹீரோ, ஹீரோயின் மாரி அந்த அளவுக்கு மாறிடுறோம். அதனால சரி எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிறது பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கோ என்னவோ, அட இவுங்கலாம் போய் போய், இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம், "அவுங்க இதுதான் பண்ணிருப்பாங்க. இவுங்க இததான் பண்ணிருப்பாங்க. அ இவுங்க சரியா தான் இருந்துருப்பாங்க."
ஆமாங்க, கண்டிப்பா. அப்டின்னு அவங்களாவே அவங்களாவே என்னன்ன தோணுதோ, கண்ணு, காது, மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்கன்ற மாரி, இஷ்டத்துக்கு வாய் பேசுவாங்க. <exhales>
அதேதான், அதேதான். <chuckles> நான் வந்து விட்டு குடுத்துர்றதுல இருந்துட்டேன். சரி ஓகே, உனக்கு இவ்வளோதான் வருமா, அவ்வளதான். நம்ப நம்ம என்னங்க பண்ண முடியும்! வேலைய நான் சரியா சென் ஆ நான் போயி ப்ரூஃப் பண்ண முடியாதுல்ல! ஏன்னா நான் வந்து என் மேல க அதிகாரி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவுங்க கிட்ட போய் நான் இதுதான் செஞ்சேன்னு வேணா சொல்லிருவேன்.
நிச்சயமாங்க. அதுக்கெல்லாம் போய் மெனக்கட முடியாது இல்லையா? கண்டிப்பா.

நிச்சயமா, நிச்சயமாங்க. ஏனா கரெக்ட், ஏனா விமர்சனங்கள் பல பேர் பல மாரி வைப்பாங்க. அத நீங்க சொன்ன மாரி அதை ஒரு, நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆன வ வ வகையில நம்ம எடுத்துக்கலனா, அது நம்மல வந்து வேறு ஏதாவது ஒரு வி வி விபரீதமான முடிவு எடுப்பதில கொண்டு தள்ளிரும் இல்லைங்களா?
ம். எனக்கு ஒரு மனசுக்குள்ள தோணும். "நான் யாருன்னு எனக்கு தெரியும். யாருக்காகவும் போய் நம்ம போய் முன்னாடி நின்னு நான் யாருன்னு சொல்ல முடியாது."
அற்புதங்க! கண்டிப்பா. நிச்சயமா.
அவ்வளோதான். இது ஒரு லைன் போதும், "என் கணவர் அதான் சொல்லுவாங்க, நீ கரெக்ட்டா இருப்ப, அப்படியே இருந்துக்க. இனி அவங்களலாம் சொல்றதெல்லாம் போய் குழப்புனன்னு வச்சுக்க, நீ தான் ரொம்ப கஷ்டப்படுற, தூக்கம் வராம," என்ன
நிச்சயமாங்க. கண்டிப்பா, அதனால நம்முடைய சொந்த வாழ்க்கையுமே பாதிக்கப்படும். நம்ம கணவருக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் சரியாம செய் செய்ய முடியாம போய்ரும், பிள்ளைகளை கவனிக்க முடியாது.
ஆ. இல்ல, அவங்க தொண்டுகள்லாம் கூட அவங்க எனக்கு பார்ப்பாங்க. ஆனா, பிரச்சனை இல்ல. ஆனா, நம்ம மன உளைச்சல்ல இருக்கோமே, இவங்க இப்படி பண்ணுறது, நம்ம என்ன போய் நம்மளால எதுவும் பண்ண முடியலேன்னு, அவங்களலாம் ரொம்ப கவலைப்படும்போது தான், இவங்களை பத்தியெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது, நமக்காக இருக்கறவங்களை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். <chuckles>
நிச்சயமா. கரெக்ட்டுதாங்க. நிச்சயமா யார் நமக்காக வாழ்றாங்களோ? யா நா "நம்மல சார்ந்தவர்களுக்காக நம்ம கண்டிப்பா, அதெல்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு, அவங்களுக்காக கண்டிப்பா வாழணும், ரொம்ப அற்புதமான ஒரு இத சொல்லிருக்கீங்க," இந்த மாதிரி வேறு, ஏதாவது வேற ஏதாவது விமர்சனங்கள் நீங்க எதிர்கொண்டு இருக்கிங்களா?
அ. ம். இல்ல இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஏன்னா, நம்ம இந்த இந் திருமணம் ஆகி வரோம்னு வச்சுக்கோங்களேன் திருமணமாகி வரோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர், ஒருத்தர் ஒரு, ஒரு பட்டம் கொடுப்பாங்க.
1ஆ 2ஆ அப்படி சொல்றீங்க இல்லையா? <laughs> ஆமாங்க. நிச்சயமா, பல பட்டங்கள் வாங்கியிருப்பீங்க போலருக்கே. <laughs>
ஆமாம்மா. நம்ம அமைதியா இருந்தா ஒரு பட்டம், பேசுனா ஒரு பட்டம், ஆ அப்படிங்கிற மாரி செஞ்சா 1, செய்யலைன்னா 1, இப்போ லீவ் போட்டு வரலைன்னா?
நிச்சயமாங்க. ஆமாங்க. வாய் மூடிட்டு கொஞ்சம் அமைதியா போனோனா, ரொம்ப என்னடா இது வாயில்ல பூச்சியா இருக்கே, ஒண்ணுமே பேசத் தெரியாதோ? ஊமையாவே இருக்காலே, அப்படின்கிற மாரி சொல்வாங்க.
இல் இல்ல. லீவ் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அது காசு திமிரு, அதுக்கு வேலைக்கு போதா அந்த மாதிரி, <chuckles>
நிச்சயமாங்க. ஓ! அந்த மாரி. ஒகே, ஒகே அப்படியெல்லாம் வேறு விமர்சனம் வைக்கிறாங்களா? அது சரி.
அம். ஆமாம்மா. நீங்க வேறு எவ்வளோலாம் இருக்கு, அதான் நான் நினைப்பேன் இவங்களலாம் பத்தி யோசிக்கவே கூடாது. <chuckles>

ஆமாங்க, கண்டிப்பா.
அ அந்த மாரி விமர்சனங்கள்லாம் நம்ம வந்து, பெருசா ஆனா மனசு ஆ அன்னைக்கு நைட்டு, ஏன் சொ அடுத்த நாள்லேருந்து வேலைக்கு போறப்பலாம் நமக்கு தோணிட்டே இருந்துச்சு. நான் அந்த அலுவலகத்திலிருந்து வெளிலயே வன்ட்டேங்க! வெளிலேயே வன்ட்டேன் அந்த அலுவலகத்துல இருந்து! இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தினமும் தினமும் நம்மளால போயிட்டு நிம்மதியா இருக்கவே முடியாது.
அந்த எண்ணமே தான் திரும்ப திரும்ப வரும். இல்லீங்களா? அது சரி ஓஹோ! அது சரிங்க. ஓ அந்த ஒரு இந்த ஒரு விமர்சனம் வந்து உங்கள அந்த வேலைய விட்டே வெளியே வர வச்சுருச்சுங்களா?
இல்ல, அதுக்கப்புறமும் நம்பளுக்கு நெறைய செய்வாங்க.
ஓ! சரி சரி. பின்விளைவ சிந்திச்சுட்டு நீங்க அதாவது முன்கூட்டியே வெளியே வந்துட்டீங்க.
அவ்வளதான், எத்தன தடவ தாங்கறது? இவுங்கலாம் இப்டிதான் இருப்பாங்க. எனக்கு செய்யாம இன்னொருத்தவங்களுக்கு செய்றாங்க
அற்புதம்! நிச்சயமாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க பொறுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா?
அப்பிடி யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆயி நம்ம கிட்ட வந்து நிக்கும்.
கண்டிப்பா. அத ஏன் நம்ம வ நின்னு நம்ம அங்க இருந்து ஏன் அந்த பேர வாங்குவானேன்னு சொல்லிட்டு, நம்மளாவே விலகிரலாம்ன்னு சொல்லிட்டு நீங்களாவே விலகிட்டீங்க!
ஆ, அதலாம். ஆ. அதுதான், அதுதான். "நம்ம உணர் நம்ம உணர்ச்சிகள் வந்து நமக்கு இப்டி இருக்கு. நம்பளே வந்து குற்ற உணர்ச்சிக்கு ஆளாவுறோம். இனிமே இங்க இருக்கக்கூடாது" அப்டிங்கிற மாதிரி நான் வெள்ல
கண்டிப்பாங்க. நிச்சயமா. அது நல்ல நல்ல ஒரு முடிவும் கூட. ஆனா வ நீங்க சொன்ன மாரி. 1 நாள், 2 நாள்லாம் நம்மளால பொறுத்துட்டு போலாம். இதே ஒரு தொழிலா வச்சிட்டு செய்யற எடத்துல நம்மளால நம்ம வேலையில வந்து கவனமா இருக்க முடியாது
அதான். அவுங்க அதுக்கப்புறம்லாம் கூப்ட்டுலாம் பேசுனாங்க. ஆ "நான் என்னைய தான் ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டியோ! வேலைய விட்டுலாம் ஏன் போற?" அப்டின்னு, "இல்ல! இல்ல! நீ எனக்கு நல்லதுதான் செஞ்ச. நல்லதுதான் செஞ்சய"
அ அப்டிங்களா? ஓ! அது சரி. ஓகே. இருக்கிற வரைக்கும் உன்னும் நல்லா ஆறுதலா பேசல! ஆனா, வெளிய போறேன்னு சொல்லும்போது வந்து ஆறுதல் படுத்துறாங்க.
அதான், அதான். இல்ல வெளில போக்கூடாது. இன்னும் வச்சு அடிக்கிறதுக்கு எதாவது இருக்கானு நெனச்சு சொல்லிருப்பாங்களா, என்னான்னு எனக்கு தெரியல!
அது சரி. <laughs> அதுவுமே வந்து எதிர்மறையா பாருங்க! உம் உ உலகம் எந்த அளவுக்கு இருக்குன்றத மட்டும் பாத்துக்கலாம். உங்களுடைய இந்த இதுல இருந்து ஒரு, நல்ல ஒண்ணு சரி நமக்கு நல்லதா இருக்கணும் சரி அவுங்க போய் எங்கேயாவது, வெளிய போயாவது நல்லா இருக்கட்டுன்ற அந்த எண்ணம் கூட அவுங்களுக்கு வரமாட்டேங்குது இல்லையா?
ஆ. அதான். எனக்கு என்னன்னா வந்து சொல்லியிருக்கலாம். அ "இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன்ப்பா!" அப்டிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லிருந்துருக்கலாம். நான் கேக்கும்போது ஒரு பதட்டத்துல சொல்ட்டாங்களா? அ இல்ல வந்து, முன்கூட்டியே யூகிச்சு சொன்னாங்ளா? அப்டிங்கிற மாதிரி. நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வுக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுனாலயே, வந்து என்கிட்ட கேக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, "இல்ல பரவால்ல. அ ழ் இல் நீ வந்து எனக்கு நெறைய கத்து குடுத்துருக்கன்னு தான் நான் சொல்ணும்" அப்டிங்கிற மாதிரி ஆ.
கண்டிப்பாங்க. நிச்சயமா. ஆமாங்க. சரிங்க. கண்டிப்பா. சூப்பருங்க! ஏனா, அருமை! ஏனா இந்த மாரி நம்ம நம்ம ஏ நம்ம வெளிய வந்தாலுமே, அதிலருந்து நமக்கு ஒரு பாடம் கிடச்சிருக்கு இல்லையா? அந்த பாடம் வந்து, நிச்சயமா வந்து வாழ்க்கையில அனுபவம் தான் குடுக்கும். இல்லீங்களா?
ஆ. அடுத்த அலுவலகத்துக்கு போனோன்னா நம்ம என்ன வேலை செய்றோமோ, அத கவ் கய் இது, டாப் டூ பாட்டம் நாம தான் செய்யணும் ஒண்ணு. யாரையும் நம்பக்கூடாது.
நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு! கரெக்ட்டுங்க அதான், அற்புதங்க. ஏனா, இந்த பாடம் வந்து நீங்க முன் அலுவலகத்லருந்து கட்ற பாடமும், வரக்கூடிய வேலைகள்ல, அலுவலகங்கள்ல உங்களுக்கு மிகவுமே வந்து ரொம்ப அ இயல்பா இருந்திருக்கும்.
அ. எல்லா இடத்துலயுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னே சொல்லலாம்.